இது, இது நம்ம நம்மளே படிக்கிற ஒரு தருணம் அது. அது ரெட்ரோ அப்பிடின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. என்ன சொல்லணும்? என்னன்னா, இப்ப ஒரு சில இடத்துல ஒரு வினோதமான பழக்கவழக்கத்த நான் பார்த்துருக்கேன். ஒரு சில இடத்துல, அ சொல்லியிருக்கிறாங்க என்னோட நண்பர்கள், என்னோட ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போனேன், அதில ஒருத்தருக்கு ஒரு வினோதமான ஒ ஒ ஒரு ஒரு இது இருக்கு, குவாலிட்டி இருக்கு. என்னென்னா, சாயங்காலம் 6:00 மணிக்கு உட்கார்ந்துருவாரு வீட்ல. உட்கார்ந்துக்கிட்டு காலையில இருந்து என்னென்ன பண்ண? அப்பிடிங்கிறத கண்ண மூடிக்கிட்டு அப்பிடியே நரேட் பண்ண ஆரம்பிப்பாரு. கத சொல்றமாரி நரேட் பண்ணுவாரு. அதனால, அவருனால எதையுமே மறைக்க முடியாது. அப்பிடிங்கிறமாரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லி முடிச்சாங்க. இப்போ அது என்னென்னா ரெட்ரோ தான். ஒரு நம்ம இருக்கோம், நம்மள வந்து யாரோ ஒருத்தவுங்க தாழ்த்தி பேசுறாங்க, இல்ல வந்து டிஸ்கரேஜ் பண்ணி பேசுறாங்க, இதெல்லாம் உன்னால முடியாதுகிறாங்க, இல்லாட்டி நம்ம அடைய வேண்டிய இலக்க வந்து, பாதிப்பு அடையவே வந்து வேற ஏதாவது வேல கொடுக்கிறாங்க. சரி பரவாயில்ல குடுத்துக்கோ. நம்ம அதெல்லாம் முடிச்சிட்டு, நம்ம 2 ஸ்டெப் தள்ளி வந்து சரி, நம்ம இன்னக்கி என்ன பண்ணோம்? நம்மளால நம்ம இலக்க அடைய முடிஞ்சா? முடியலயா? எதனால அடைய முடியல? இத இந்த கேள்வி எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு, இதுக்கு பதில் நம்மளால கொடுக்க முடியணும். இதுக்கு பதில் கொடுக்க முடிஞ்சாலே 50% நம்ம வந்து அந்த இலக்க வந்து கண்டிப்பா தொடலாம். அந்த தடை கற்கள் சொன்னீங்க இல்லயா! மீதி தடை கற்களையும் அடிச்சு எறியலாம், அந்த கேள்விகளுக்கு பதில் நம்ம தைரியமா, தன்னம்பிக்கையோட நம்ம வந்து சொல்லும் பட்சத்தில, அடிச்சு உடச்சு எறிஞ்சிர்லாம் நிச்சயமா.
ம். ம். ஓ! சரி. ம். சரியா சொன்னீங்க. ம். சரி. ஆமா, ஆமா. ம். சரி. ஆ அந்த மாதிரி, உங்களுக்கு நீங்க, உங்க வாழ்க்கையில, நீங்க எதிர்கொண்ட தருணம் ஏதாவது இருக்கா? அதாவது, எதாவது ஒரு இலக்கு அடையிறப்ப, நீங்க அத தடைகள்லாம் தகர்த்து, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி, இறுதியா ஒரு பெரிய இலக்க அடைந்த தருணம் எதா இருக்கா? அத பத்தி சொல்ல முடியுமா?
சொல்லுங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. இது நான் வந்து தொலைதூரக் கல்வியில வந்து எம்.பி.ஏ படிச்சுட்ருந்தேன் நானு. அந்த காலத்தில. ஆ ஒரு சில காலத்தில வந்து தேவைப்படும், கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்கும், சில வேலைகள் செய்றதா இருக்கும், அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, ஆஃபீஸ்ல கரெக்ட்டா அந்த நேரத்தில வந்து, இந்த வேலைய செய்யிங்க, அந்த வேலைய செய்யிங்கன்னு சொல்லுவாங்க. ஏனா, அ யாருன்னா என்னோட பக்கத்திலேயே ஒரு சில ஊழியர் இருப்பாங்க, இவன் ஒண்ணும் வேல செய்றதில்ல அப்பிடின்னு சொல்ட்டு, ஆ மேலாளருக்கு போட்டு கொடுப்பாங்க, நம்ம என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம்! வேல இருந்தா செய்யப் போறோம், இல்லாட்டி நம்ம என்ன பண்ணப்போறோம் ஆ, இல்லேங்களா! அப்போ வந்து நம்ம வேற எதா படிச்சிட்டு இருப்போம் படிக்கும்போது
சரி. அடடா! ம். அது சரி. ம். ஆமா, ஆமா. அவுங்க வந்து இத வந்து ஒரு குறையா அங்க எடுத்துட்டு போய் சொல்லிடுவாங்களா?
சொல்லுவாங்க, அப்போ உடனே வந்து என்ன சொல்லுவாங்க, சரி இத பண்ணு. அத பண்ணு அப்பபிடின்னு சொல்லிட்டு, ஒரே வேலைய 2 ஆள் பண்றமாரி வந்து, அவுங்க நம்மளோட நேரத்த வந்து வீணடிக்கும்.
ஏதாவது 1 வேலை கொடுக்கணுங்கிறதுக்காகவே, தூக்கிட்டு வருவாங்களா! அங்கருந்து?
ஆமா. ஆமா. வீண் அடிக்கவே முயற்சி பண்ணுவாங்க.